பொதுவா இப்ப நம்ம வந்து, வேறு மொழி பேசுகிறவங்களோட நம்ம வந்து ஒரு நட்புலயோ, இல்ல வந்து ஒரு உறவுகள்ல இருக்கம்போது, அ சரியான வார்த்தைகள் வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு புரியல அப்படீங்கும்போது அதோரு கருத்து வேறுபாட்டுல கொண்டு போய் முடிஞ்சிரும், அப்பிடீங்கிற மாரி ஒரு கருத்து இருக்கு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த மொழி வேறுபாடுனால ஏதாவது அனுபவம் இருக்கா? அதை பத்தி சொல்ல முடியுங்களா?
நிச்சயமா. என்னென்னு கேட்டீங்கனாக்க, நாங்க வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து ஒரு கடற்கரை நகரம், அங்க.
சரிங்க.
அப்ப எங்களுடைய இந்த பேச்சு மொழி இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழ் தான் பேசி பழகியிருக்கிறோம், தாய்மொழி. அ அ அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அ அதுக்கப்புறம் வந்து என்னுடைய திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா, என்னுடைய மனைவி வந்து, அ அவுங்க வந்து அந்த கர்நாடகாவை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கங்களேன்.
சரிங்க. ஓ! அப்புடீன்னா லவ் மேரேஜுங்களா?
அ. ஆமாமா காதல் திருமணம்.
ஓ! சிறப்புங்க! சொல்லுங்க.
அ அப்பிடி இருக்கையில, என்னன்னா இப்போ இவங்க குடும்பத்திலயும் வந்து, என்னுடைய மனைவியோட தந்தையார் வந்து அ தமிழரு. ஆனா வந்து, அவுங்க க கர்நாடகாவுல பிறந்து வளர்ந்த தமிழரு அவரு.
ஆ புரியுதுங்க, சரிங்க.
அ அவுங்க பேசுற தமிழே வந்து <chuckles> வேற மாதிரி இருக்கும்.
அஹ்ன் நான் கூட இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு youtubeல வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தேன். பெங்களூர்ல வந்துட்டு தமிழ் பேசுறவங்களோட அ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த தமிழ் பார்த்தீங்கன்னா, முற்றிலும் வேற மாரி இருக்குங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அதான் தோணுது.
ஆமா. கண்டிப்பா. அது என்னனு கேட்டீங்கனாக்க, நம்ம ஊர்ல இருந்து வந்து நம்ம பேசுறோம் வச்சுக்கோங்களேன், அ என்னடா இவங்க என்னமோ பேசுறாங்கன்ற மாரி நம்மளுக்கு ஒரு நகைச்சுவையா இருக்கும்.
<laughs> ம். சரிங்க.
ஆனா, அது வந்து அவங்க பேசுறது வந்து அது அவுங்களுடைய இயல்பான மொழி தான் இல்லையா? ஆமா. நமக்கு தான் அது வந்து நகைச்சுவையா இருக்கும். அப்போ அவங்க வந்து நம்மகிட்ட பேசும்போது சில விஷயங்கள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, அ ஏன்னா அவங்களுடைய அந்த வார்த்தைகள் உ உபயோகிக்றாங்க இல்லையா, அ இது நம்ம சாதாரணமா உபயோகிக்ற மாதிரி இருக்காது. அ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அ ஒரு சாதாரண விஷயம் இருக்கும் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, "ஐயோ! இன்னிக்கு வந்து இவன் ஒரு வேலைய வந்து செஞ்சு குடுக்குறோம்னாங்க, இன்னைக்கு வந்து கை விட்டுட்டு போயிட்டாங்க." அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா.
ஆ, ஆமா. ஆமாங்க. ஆ, சொல்லுங்க. ம். ஆமாங்க.
இங்கே வந்து என்னனாக்கா எப்டி சொல்வாங்கன்னா, "இந்த ஒரு வேலைய செய்யணும். ஆனா, இன்னைக்கு வந்து கை குடுத்துட்டாங்க." அப்டின்னுவாங்க. கை குடுத்தா நல்லது தான. அத பத்தி எதுக்கு நீங்க கவலப்பட்றீங்க?
ஓ! அதானே. அ அ
அப்டின்னு எனக்கு தோணுது. அ. நான் நினைக்கிறன். 'என்னடா இது கை குடுத்துறாங்கன்னா வந்து நல்லது தான செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இதுல என்ன அ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்.' அப்படின்னும்போது. "இல்லப்பா அவரு வந்து கை குடுத்துட்டு போய்ட்டாரு." அப்டின்னும்போது. என்ன ஒன்னுமே புரியலன்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன பண்ண ஆங்கிலத்துல கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மளுக்கு புரியும். ஓ ஒரு வேள அப்பதான் நம்மளுக்கு புரியும். என்னன்னா, ஓஹோ! இவங்க வந்து அ "நம்ம வந்து கை விட்டுட்டு போய்ட்டாங்க. இவங்க வந்து செய்யாம போய்ட்டாங்கங்கன்றத தான். இவங்க வந்து கை குடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க." அந்த மாரி.
அதானே, ஆ. அதான் கை தான் குடுத்துட்டாங்களே. <laughs> ம் சரிஙக. ஓ! ஆ புரியுது புரியுதுங்க. இந்த மாரி ஏதாவது ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு அந்த மொழி பிரச்சன வந்து எந்த அளவுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சுங்க, உங்களுக்கு?
அதாவது எனக்கு எப்டின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அ சின்ன வயசுலேருந்து பல மொழிகள நம்ம வந்து சுத்தி சுத்தி நம்ம பார்த்து வளர்ந்ததால, அ என்னால வந்து அந்த மொழிகள வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான, ஒரு ஒரு முயற்சி நான் எப்போதுமே எடுத்திருக்கிறன். ம் எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. ஏனா, நம்ம கூட வந்து அப்புறம் வெளிநாடெல்லாம் வேல செஞ்சுட்டு, அ இங்கே வந்து நம்ம வேல செய்யும்போத்தான் நம்ம இந்த காதல் திருமணம் நடக்குதுன்ற பட்சத்துல. அ.
ம். சரிங்க. ஓ! புரியுது. அதாவது, நீங்க வேற மொழி நபர்களோடு நெறைய பழகியிருக்கிறதுனால, உங்களுக்கு அது சுலபமா தான் இருந்துது இல்லைங்களா. அப்ப வீட்ல உங்க பெற்றோர்களுடைய நிலைமை என்ன? அத சொல்லுங்களேன்.
ஆமா. ஆமாமா. ஆமா. அவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனையானு பார்த்துககோங்களன். ஏனா.
<laughs> ஓக்கே.
இது வந்து என்னன்னா நான் வந்து வெளிநாட்டில வேலை செஞ்சுட்டு, நம்ம நாட்டில வந்து கொஞ்ச நாள் வேல செய்றேன். அப்புறம் திரும்பவும் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க வேல செய்யும்பொழுது தான் வந்து. நான் வந்து இந்த மாதிரி ஒரு அ ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணுன்ன பொழுது ஓஹோ! அப்படி வருதா கதைன்னு சொல்லி. ம். என்ன பண்ணாங்க. அது ஆமா. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்துட்டு பொண்ணு பார்க்குறோம். சரி, சரி எல்லாம் முடிஞ்சுருது. கல்யாணம் பட்சத்தில, அந்த நடுவுல வந்து ஒரு நீங்க பேசி பழகணும்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா. 2 குடும்பமும் அ அது வந்து அதிகமா நடக்கல. ஏன்னாக்கா? அந்த மொழி பிரச்சனைன்றது வந்து கொஞ்சம் இருந்தது. அ இவுங்க 1 சொல்றது, இவுங்க புரிஞ்சுக்கிறது. இல்லைன்னா எங்க அப்பா, அம்மா 1 சொல்றது, இவுங்க 1 புரிஞ்சிக்கிறது. அந்த மாரி போயிட்டே இருக்கும். ம். தெரியல
சரிங்க. அ. ஓ! சரி, சரி அப்படியா? ஆ. ஆமாங்க. <blows air> ஆ புரியுதுங்க, ஏன்னா இப்போ நம்மளுக்குள்ள வந்து ஏதாவது ஒரே மொழி பேசுகிறவங்களா இருந்தா, நெறைய விஷயங்கள் வந்து பேசி சகஜமா புரிஞ்சுக்க முடியும். இது வேறு மொழினால ஃபோன் கால் மூலியமா பேசும்போது, நேர்ல பேசினா கூட ஆக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபோன்ல பேசும்போது என்ன சொல்ல வராங்கன்னு புரியாதனாலே கொஞ்சம் ஒரு மாரி ஹெஸ்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.
கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லயா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். இந்த கைய குடுக்கறது, கைய விட்டுட்டு போறதுன்ட்டு.
ஆ.
இதில வந்து. இவுங்க அதுபோக என்னுடைய மாமியாருக்கு வந்து அவ்வளோவா தமிழ் வராது அப்போ, இப்ப நல்லா பேசுறாங்க.
சரிங்க.
அப்போ அதிகமா வராததால, அப்போ அவங்க எதையாவது இந்த ஓட்ட தமிழ் எதாவது பேசும்பொழுது, எங்க அம்மா ஒரு மாரி புரிஞ்சுக்குவாங்க. இதனால வந்து ஒரு மனக்கசப்பு கூட வரும்னு வச்சுக்கோங்களேன்.
ஓ! அது மாரி இருக்காங்க. ஆமா. கண்டிப்பா. அது மாரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டு சொல்லுங்களேன். ஞாபகம் வருதா?
நிச்சயமா. ஏன்னா, என்னுடைய கல்யாண நேர நேரத்திலயே கூட வந்து இவுங்க ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அ அது எங்க அம்மா வந்து கொஞ்சம் தவறா புரிஞ்சுகிட்டு, அ அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டமாயிடுச்சு. இந்த மாரி இப்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ம். அப்புறமா நான் வந்து அத கேட்டு புரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு சாதாரணமான விஷயம் தான். எங்க அம்மா வந்து புரிஞ்சிக்காததால அ அதாவது மொழி புரிஞ்சிக்காததால, அ இது வந்து ஒரு தவறான அ சந்தர்ப்பமும் மாறிடுச்சுன்னு சொல்லி, அப்புறமா விளக்கம் சொல்லி "ஐய்யய்யோ!" அப்படியான்னு சொல்லி, அதுக்கப்புறமா 2 பேரும் ஒண்ணா பேசி, பழகி எல்லாம் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓ! ஐயய்யோ! <exhales> <chuckles> இப்போ அ உங்க அம்மா வந்து அந்த மொழிய கத்துக்குட்டாங்களா கொஞ்சமாவது அவங்களோட பேசி, பேசி?
ஐயோ! இது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அ எனக்கு திருமணம் ஆயி, இப்போ 13 வருடங்கள் ஆகுது. அ எங்க அம்மா வந்து என்னுடைய முதல் குழந்தை பிறக்கும்பொழுது, எங்க கூட வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. அ கிட் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு ப 10 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ 11 வருடங்கள் ஆகப்போகுது. அம், எங்க அம்மாவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா? எங்க அம்மாவுக்கு வந்து, அவு எங்க அம்மாவோட அப்பா வந்து ஒரு ராணுவ வீரர். அவரு ம் அதனால இவுங்க வந்து பல ஊர்கள்ல போய் தங்கினதால இவங்க வந்து இந்த ஹிந்தி மொழி இருக்குது இல்லையா, அத கத்துக்கிட்டாங்க. அம் அ இங்க வந்து என்னன்னா, இவங்க மத்தவங்ககிட்ட வெளி ஆள்கிட்ட பேசும்பொழுது அந்த ஹிந்தியில பேசிருவாங்க. ஆ.
சரிங்க. ஓகே. சரிங்க. ஓ! சிறப்பு. ஆமாங்க, ஆ சிறப்புங்க! அதாவது இப்போ நீங்க இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கடலோர பகுதியில இருக்கீங்களா?
இப்ப இருக்கறது வந்து இந்த பெங்களூர்ல வசிக்கிறதால வந்து கன்னடம் தான்.
ஓ! சரிங்க. அவங்க வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்ககிட்ட ஹிந்தி பேசி சமாளிச்சர்றாங்க.
ஆமா, அதனால என்ன ஆச்சுன்னா? அவங்க வந்து எங்ககிட்ட தமிழ்ல பேசுவாங்க. எங்க அம்மாவுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. அம் அப்ப மத்தவங்ககிட்ட பேசும்போது ஹிந்தியில பேசிக்குவாங்க. இப்போ இது என்ன ஆச்சுன்னா? இவங்களுக்கு கன்னடம் கத்துக்க வேண்டிய ஒரு அ நிலமையே வராம போய்ருச்சு.
சரிங்க. ஹா. <laughs> சரிங்க. உங்க மனைவி கிட்ட எந்த லாங்குவேஜ்‌ல பேசுவாங்க?
இப்ப எங்க குடும்பமே, தமிழ்ல தான் பேசுவோன்னு வச்சிக்கோங்க. ம்.
அப்போ உங்க மனைவிக்கு நல்லா தமிழ் பேச வரும் இல்லைங்களா?
அ இப்ப கத்துக்கிட்டாங்க. அதான் சொன்னேன். இந்த முன்னெல்லாம் வந்து, அவுங்களுக்கும் கொஞ்சம் அந்த, அ கன்னட தமிழ் தான் பேசுவாங்க. அம் அது கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு வச்சிக்கோங்களேன். அப்போ,
ஓ! சரிங்க. அ எந்த மாதிரி, ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கு. <chuckles> அ.
என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து, இப்போலாம் வந்து, நகைச்சுவையா கூட வந்து YouTubeலலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இ இவு இவுங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ப சொல்லுங்கன்னு சொல்றோம் இல்லையா, அவுங்க வந்து ஏய் ச்சொல்லுப்பா, ஏய் ச்சொல்லுங்கோன்னுவாங்க. <chuckles> ஆமாமா.
அ. ஆமாங்க. ஓ! <chuckles> க்யூட்டா, க்யூட்‌டா இருக்குங்க. சரிங்க.
அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மனைவியுடைய சித்தப்பா பிள்ளைகள் இருக்குறாங்க. 2 பசங்க. ம் அவுங்கல்லாம் வந்து, அப்படித்தான் என்கிட்ட பேசுவாங்க. "சொல்லுங்க மாமா, சொல்லுங்கோ" அப்படின்னு சொல்வாங்க.
சரிங்க. அப்போ உன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து, இப்படி ஆ "சொல்லுங்கோ" அப்டி சொல்லும்போது, உங்க அம்மாவுக்கு ரியாக்ஷன் எப்டி இருந்துச்சுங்க?
இது நம்மளுக்கு நகைச்சுவையா இருக்கும். என்னடா இது இப்டி பேசுறாங்களே. அதாவது நான் இ நான் வந்து கே கேட்டதில்ல. அந்த மொழிய. இது நம்மளுக்கு வந்து சொந்தக்காரங்களும் யாரும் கூட கிடையாது. அந்த எ அ கர்நாட்டகாவுல. அப்படி இருக்கையில, மொத மொத நம்ப பேசும்பொழுது, ம் இது வந்து ஒரு, ஒரு அழகாவும் இருக்கும். ஏன்னா நம்ப தமிழ்ல, இன்னொருத்தங்க பேசும்போது, ஒரு அழகு இல்லையா, எப்போதும் நமக்கு. ஆ அப்புடி அதுக்கப்புறம் வந்து, அவுங்க பேசுற மொழியும் அழகா இருக்கும். நம்பளுக்காக அவங்க வந்து, சில சிரமப்பட்டு கற்கிறாங்க இல்லையா? ம்.
ம். கண்டிப்பாங்க. ஆ அ அதுவே ஒரு க த ஒ கண்டிப்பா ஒரு அன்பு கலந்த ஒரு இதா இருக்கும்ல! <chuckles>
ஆமாமா. அப்டி இருக்கும். ஆனா, ஒரு ஒரு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவுங்களுக்கு என்னதான் வந்து நம்ம கூட பேசி பழகி இருந்தாலும் கூட, அ ஒரு சில வார்த்தைகளோட அர்த்தங்கள் வந்து, நம்ம பேசுறது அவுங்களுக்கு அ தெரியாது. அது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான், இல்லையா. ம் ஏன்னா, அவங்களுடைய தாய்மொழி வேற, நம்மளுடைய தாய்மொழி வேற, அப்போ நம்ப தாய்மொழிய, அவுங்களும் எடுத்து, நம்பளுக்காக பேசுறோன்ற பட்சத்தில, அ அவுங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாம, சில நேரத்தில பேசிட்ரும்பொழுது என்னன்னா, ஒரு அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாயிடும்.
நிச்சயமாங்க. ஆ, சரியா சொன்னீங்கங்க. நா அதான் அடுத்து கேட்கலான்னு வந்தேன். இப்போ இந்த மாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததுனால குடும்பத்துக்குள்ள எதாவது சலசலப்பு வந்திருக்கா? ஏதாவது நடந்திருக்கா? அதை பத்தி கொஞ்ச சொல்லுங்களே.
ம். கண்டிப்பா. சில நேரத்துல வந்து அதாவது என்னுடைய மனைவி வந்து எப்டீன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாவே அவங்களுக்கு வந்து இந்த கோவப்பட்றதெல்லாம், ப பட மாட்டாங்க அவங்க. அ, ரொம்ப அமைதியா தான் பேசுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. எ அப்ப அப்படி இருக்கைல கொஞ்ச வந்து அவங்க வந்து எதையாவது வந்து ஒரு வேகமா ஒரு வார்த்தைய உபயோகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ, எங்க அம்மா என்ன நினச்சுருவாங்கன்னா, "ஐயயோ! கோவமா இருக்குது போல இது. பாரு எப்டி கத்துது" அப்டீன்னு நினைச்சிடுவாங்க.
செரிங்க. அ. ஆ. ஆ. <laughs> ம். புரியுது.
ம். இப்போ, அப்ப அந்த நேரத்தில நான் என்ன பண்ணவேன்னா, நடுவுல வந்து இந்த அ "குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு" சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி நான் உள்ள புகுந்து, இப்ப எங்க அம்மாக்கு நான் புரிய வைக்கணும். "இல்ல, இவங்க சொன்னது இப்பிடி இருக்கும். இதனால தான் இது இவங்க சொன்னாங்க" அப்டீன்னு எங்க அம்மாக்கு புரிய வைக்கணும். எங்க அம்மா எதனால கோவப்பட்டாங்கன்றத நான் வந்து என் மனைவிக்கிட வந்து எடுத்து சொல்வேன். "இல்ல. நீ இத சொன்னதால, இத இப்டி புரிஞ்சுக்கிட்டாங்க". ஆமாங்க வேற வழி இல்ல. நலு நடு நடுவுல நம்ம தான் கேட் கீப்பரு. எம் அது இது நான் தப்புன்னு சொல்லமாட்டேன். ஏன்னா, இவங்களோட புரிதல் அப்டி இருக்குது. ஏம் அத வந்து நாம புரிய வைக்கணும். ஏன்னா, எனக்கு மட்டும் தான் வந்து இந்த இ இரண்டு மொழியும் புரியிறதால வந்து அவங்களுக்கு வந்து அ, சொல்லுவேன் "இந்த மாதிரி அ, சொல்லியிருக்குது, நீங்க வந்து இப்டி புரிஞ்சுகிட்டீங்க." "இல்ல எங்க அம்மா இப்டி புரிஞ்சுகிட்டாங்க" அ, அ அப்படின்னு சொல்லி இவ்ங்களுக்கு புரிய வச்சேன்னா, ஓரளவுக்கு வந்து அ, ப் ப்ராப்ளம் இல்லாம நம்ம கொண்டு போலாம்னு வச்சுக்கோங்க குடும்பத்த.
<laughs> ஆமாங்க. ஆ, செரி. ஐயோ! உங்க நெலமை நினைச்சாவே ரொம்ப பாவமா இருக்கு. சரிங்க. சரிங்க. ஆ, புரியுதுங்க, புரியுதுங்க. அதாவது நடுவுல நீங்க வந்துட்டு, அ எவ்ளோ பெரிய <chuckles> ஒரு கேட் கீப்பர் நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா, அந்த மாரி இல்ல அப்டீன்னாலும், இது ஒரு பெரிய சண்டையில போயி தான் முடியப்போது. அப்போ, அம்மாக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதா? ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு ஒரு பெரிய கஷ்டம் இருந்திருக்குங்க. இப்போ, இதயும் தாண்டி வந்து ஏதாவது சில அ வார்த்தைகள் வந்து அ, பயன்படுத்துவாங்கல? அது மாரி ஏதாவது சொல்றேங்களா? இப்போ கன்னடத்தில ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து உங்க கிட்ட சொல்லுவாங்க. நீங்க வந்து தமிழ்ல ஏதாவது ஒரு வார்த்தைகள் மூலியமா வந்து அன்பை வெளிப்படுத்திப்பீங்க. அது மாரி ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்.
கண்டிப் ஆமா. அ இது எப்டின்னு கேட்டிங்கன்னா, அம் அதாவது அ எனக்கு தமிழ் மொழி மேல ரொம்ப பற்று அதிகம். அதேபோல மற்ற மொழி நீங்க உங்களுடைய மொழிய நீங்க வந்து விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்த மொழிக்குமே நீங்க வந்து ஒரு அன்பு காட்ட ஆரம்பிச்சுடுவீங்க. அ அது வந்து வெறியா மாறும்போது தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஆனா நீங்க அழக ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே அழ அழ அருமையா இருக்கும். இ இவங்களுதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த உலகத்துல அப்டின்றத வந்து சாதாரணமா உபயோகப்படுத்துவோம். இவங்க பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம்ன்றத வார்த்தைய நம்மளுக்கும் இருக்குது அது. ஆனா, இந்த பிரபஞ்சம்ன்ற வார்த்தைய வந்து ஒரு ஒரு சாதாரணமான மொழி நடையிலயே வந்து உபயோகப்படுத்துவாங்க. அ.
சரிங்க. ஆ. <laughs> சரிங்க. அ. ஆ. ஓ! இப்போ நம்ம இந்த வார்த்தைகள்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சாமி படம், அ இந்த இந்த மாரி படத்துலலாம் நான் பாத்துருக்கேன். அ திருவிளையாடல் இந்த மாரி படத்துலலாம் பாத்துருக்கேன். அ இந்த வார்த்தைகள் வந்து அங்க சகஜமா பயன்படுத்துறாங்க இல்லையா?
ஆமா. கண்டிப்பா. வா தேஜும உபயோகப்படுத்துவாங்க. ஏனா, இ இப்ப நீங்க வந்து சிங்கப்பூர்லலாம் பாத்தீங்கன்னா, மிக அருமையான தமிழ் வார்த்தைகள் இருக்கும் சிங்கப்பூர், மலேசியா, அ அ ஸ்ரீலங்காலலாம். அதுமாதிரி இவங்க கூட ஒரு சில அ அருமையான தமிழ் வார்த்தைகள உபயோகப்படுத்தும்பொழுது நம்ளுக்கும் கேட்கறதுக்கு வந்து ஒரு ஒரு ஆசையா இருக்கும் இப்ப அத கத்துக்கலான்னு.
ஆ புரியுதுங்க, புரியுதுங்க. ஏனா, அ சில நேரங்கள்ல வந்துட்டு நம்ம பேசுறத விட, நம்மளோட மொழிய வந்து இன்னொருத்தங்க ரொம்ப தெளிவா அத ஒரு உன்னிப்பா கவனிக்கும்போது அதுவும் ஒரு அழகு தான் இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அது கேக்குறதுக்கும் அருமையா இருக்கும். நம்மளும் வந்து ஓஹோ, இந்த வார்த்தைலாம் நம்ம உபயோகப்படுத்தாம இருக்குறோம். நம்மளும் வந்து, அ அதாவது நடைமுறையில எப்டி உபயோகப்படுத்தலான்றதுக்கான ஒரு அ பயிற்சியா கூட நம்ளுக்கு ஒரு நடக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அ ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. அதாவது, அ நீங்க வந்து உங்களோட காதல் திருமணத்த பத்தி சொன்னீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா, மொழி பிரச்சனனாலே என்னென்ன பிரச்சனைக திருமண நேரத்திலயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மொழி பிரச்சன ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்றம் அத சரி பண்ணேன் அப்டீன்னீங்க. அதுக்கப்றம் இப்போ வரைக்கும் 13 வந்து பாத்தீங்கன்னா, அ ஒரு கேட் கீப்பரா இருந்து தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்கிட்டும் பிரச்சன வரக்கூடாது அங்கயும் பிரச்சன வரக்கூடாதுனு. அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கனா இந்த மொழிய விஷயங்கள வந்து நிறையவே சொன்னீங்க. அ உண்மையாவே உங்க கூட பேசும்போது நான் ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து ஃபீல் பண்னேங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
நன்றி.